ஐயய்யோ! ரத்தம் வரளவுக்கு உழுந்துட்டானா? ஏதாச்சும் கீழே ஜாமா ஏதாச்சும் கெடந்துச்சுங்களா?
அஹ. ஜாமா இல்லங்க. அந்த நம்ம செவுரு இருக்கு பாத்தீங்களா! அந்த செவுர்ல, கொஞ்ச கொட் கொஞ்சுண்டு வந்து இந்த டைல்ஸ் ஒட்டியிருப்பாங்க அந்த கீல.
ஆமா. ம். அந்த பாடர் சொல்லுவாங்க, பாடர் ஒட்டிருப்பாங்
ஆ. அதில போயி கரெக்ட்டா இந்த மண்ட ஆ அதே அ அதேதான். அந்த இதில போய் அப்டியே வெட்டிருச்சு போல இருக்கு அந்த மண்ட பின் மண்ட அதும்.
அச்சுச்சோ! அப்புறம் என்னாச்சுங்க?
அது, எ வீட்லயும் அப்போதாங்க அவரு வந்து மதியம் தான் அவர் கெளம்பி போறாரே அலுவலகத்துக்கு 2:00 மணிக்கு எ மறு எ 1:00 மணிக்கு. இந்த சம்பவம் வந்து 2:30 போல வந்து நடந்துச்சு. நான் சொல்லவே எனக்கு பயமா வேற இருந்துச்சு. இங்கே வி யா இ புது ஊரும் வந்து புதுசு வே எனக்கு ஒருத்தரையும் யாருமே தெரியாது. அப்போ பாத்தீங்ன்னா வந்து, இவன் வயசிலயே வந்து கீழ வீட்ல வந்து 2 இந்த ட்வின்ஸ் பசங்கய்ன்னு வந்து இருக்காய்ங்க. அவுந் அந்த குடும்பம் வந்து எங்கள்ட்ட நல்லாவே நான் வந்து பேசுவேன். அவுங்கட்ட தூக்கிட்டு போய், "இந்த மாரி ஆயிடுச்சு" அப்டின்னு சொன்னொன்னே, அவுங்களும் பதர ஆரம்பிச்சுட்டு "வா" அப்டின்னு சொல்லிட்டு, ஒரு ஆட்டோவ புடிச்சு ரூ. 5000 அவுங்க காசு குடுத்தாங்க, "இந்தா போய் பாரு" அப்டின்னு சொல்லிட்டு, அவுங்களும் என் கூடயே வந்து
பரவால்லங்க! இவ்ளோ ஒரு நல்லவங்களா இருக்காங்க. ஆபத்து காலங்கள்ல, அவுங்க கொழந்தையும் வேற கையில இருக்கு. இருந்தாலும் வந்து, உங்களுக்கு வந்து ஆட்டோ புடிச்சு குடுத்து, காசும் குடுத்து உதவியிருக்காங்க அப்டின்னா, ஒரு பெரிய விஷயம் தாங்க.
கண்டிப்பாங்க. அவுங்களும் ஒருத்தவங்க அவுங்க வீட்ல உள்ள அந்த பாட்டி, அவுங்க வந்து வந்தாங்க என்கூட, தொணைக்கு. ஏன்னா வந்தி
ஒ! தொணைக்கு வேற ஒரு ஆள அனுப்பி வச்சிருக்காங்க.
ஆமாங்க. ஆமா, ஆமா. அந்த குடும்பமே வந்து பதரிருச்சுங்க, இந்த இது பாத்துட்டு. என்னா ரத்தம் நிக்கவே இல்லங்க. நான் அந்த நேரத்தில நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னா வைக்கணும்? நம்ம முன்னாடியாவது இந்த காப்பி தூள் வைப்பாங்க, இல்லாட்டி ஈர துணிய வப்பாங்க. எனக்கு எதுமே யோசிக்கல. நான் வெறும் துணிய மட்டும் தலையில அப்டியே வைச்சு அமுக்கிக்கிட்டே வரேன். அந்த கைய எடுத்தேன்னா வைச்சுக்கோங்க, அப்டியே ஊத்துது, வ் எ டைல்ஸ் ஃபுல்லா ரத்தோங்க, வீடு ஃபுல்லாவே ரத்தம்.
நல்ல விஷயம். அச்சுச்சோ! அப்
அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் மருத்துவமனைக்கு போயிட்டு, அங்கே போய் வந்து என்னைய உள்ள இருக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து நமக்கு ஒரு மாதிரியாயுருமில்ல அம்மாக்களுக்கலாம். அ அதனால சொல்லிட்டு, அவன் அழுதுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ஆனா வந்து கரெக்ட்டா அந்த தையல் போட்றப்போ மட்டும் தூங்கிட்டான் போல இருக்கு.
ஆமா, ஆமா.